ஆ. அப்ப மட்டும் தாங்க சாப்பிட்டேன். இந்த பால் சூறா கருவாட. அதுவும் நான் முழுங்கி டபக்கு டபக்குன்னு. மெண்ணலாம் தீங்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது அருவருப்பா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வரையும் நான் தொட்ரதிலே.
ம். ஆஹா. எனக்கு நெறைய குடுத்தாங்க. இது மாரிலாம் சொன்னாங்க. ஆனா எங்க வீட்ல சாப்படுறது இல்லங்கிறதுனால. நான் சாப்பிடல. அப்பயுமே சாப்பிட சொல்லல என்னைய? ஆனா நெறைய பாட்டிலாம் வரும்போ சொல்லுவாங்க நீ கூடன்னு. ஆனா அன்னைக்கு மாத்திரம் தான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம்லாம் எதுவுமே இல்ல. அடுத்த நாள்லருந்தே.
ம். <chuckles> ஓ! நல்ல விஷயங்க. அப்படிதாங்க போச்சு இந்த இது. அதுக்கப்புறம். நல்லா வளர்க்க ஆரம்பிச்சுோம். அப்ப வந்து இந்த குழந்தை வ வளர்ப்புனா கண்டிப்பா வீட்டுக்கலாம் நம்ம வந்துருவோம் பாருங்க. அப்ப வந்து அவுங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரதமா வேற பேசுவாங்க பாருங்க. எனக்கெல்லாம் வந்து அனுபவம் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது வேற. அவங்க ஆளாளுக்கு ஒண்ணு சொல்வாங்க. இந்த இதுதான் பண்ணணும், திருஷ்டி சுத்தி போடணும், பொட்டு இப்படி வைக்கணும். இப்படிதான் குளிப்பாட்டணும். அவளாம் அந்த குழந்தையெல்லாம் போட்டு அப்படி தலைகீழ ஆட்றாங்க வேற. எனக்கு பக்கு பக்குன்னுது ஏதாவது ஆயிருமோ அப்டின்ட்டு.
ஆ. ம். ம். நீங்க ஒண்ணும் சொல்லையாங்க?
அது எ எங்க அம்மா தான் அந்த மாரி பண்ணாங்க. அது நான் உங்களல்லாம் இப்படி தான் குளிப்பாட்டனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதே மாரி தான் குளிப்பாட்ட நல்லபடியா தான் வச்சிருந்தாங்க. எந்த ஒரு விளைவும் எதுவும் ஆகல. இதே ஒரு சம்பவம் வந்து ஒரு தெரிஞ்சவங்க ஒரு பொண்ணு.
ஆஹா. வேணங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா அது ரொம்ப பண்றதெல்லாம் கேட்டுருக்கேன் நானு. இப்படி பண்ணா நல்லது. கண்ணுக்குள்ள அது ஊத்தணும். ஆ. ஆ அதான்.
ம். ஆமா. வெளக்கண்ணயா என் பையனுக்கு ஊத்துனாங்க. அது கண்ண இருந்தா தான் கொஞ்சம் பெருச ஆயிடுச்சு. இல்லாட்டி வந்து அவங்க அப்பா கண்ணலாம் வந்து, ஒண்ணுமே தெரியாதுங்க என்னமோ சைனீஸ் கண்ணு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். இந்த கா <laughs> ஆமா. இந்த கண்ணுல இந்த எங்க அம்மா விளக்கண்னைய ஊத்தவும் கொஞ்சம் பெருசா வந்துச்சு. இல்லாட்டி வந்து அதே மாரி தான் இருந்திருக்கும்ன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும்.
ஐயயோ! <laughs> க்கும். ஆஹ்ம். அ நல்லதான் ந என்னா டாக்டர் சொல்லாம ஏதாவது செய்ய போக ம்.
ம். அது வேற பயமா தான் இருந்துச்சு. எனக்கு நான் அந்த இடத்துலயே இருக்க மாட்டேன். எங்க அம்மா எனக்கே தெரியாம குடுத்துட்டாங்க. ம். <chuckles> ஆ அப்டிதன்.
ஆஹ. அப்ப நீங்க பாருங்களேன். இப்ப நீங்க அம்மா வானதுக்கப்புறம் நெறைய உறவுகள்லாம் வந்து உங்கள பார்த்துருப்பாங்கல்ல? நீ அம்மா வாயிட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த துணியெல்லாம் வாங்கி போட்டுட்டு. ஒருத்தர் ஒருத்தர் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு. என்னயா அந்த ச தருணங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
ம். ஆமாங்க. ஆமாங்க.

<laughs>
என்னைய வந்து தூக்கு தூக்குன்னு சொல்லுவாங்க எங்க அம்மாலாம். ஐயோ! நீங்கலாம் நல்லா பார்த்துக்க மாட்டீங்க. நான் தான் அம்மா அப்படிங்கிற மாதிரி எந்த நேரம் உட்கார்ந்துருப்பேன். எ நான் திட்டவாங்குனது தான் அதிகங்க. <chuckles>
ம். மனசு வராது. ம். ஆ. இப் அப்படியா பரவாலங்க இப்படியும் நீங்க இருக்கீங்க. நான் இப்படியும் இருக்கேன். எனக்கு இப்டி ம். ஆனா, இந்த தூக்கமின்மை தான் வந்து எனக்கு ரொம்பவே காரணமாயிருச்சு ஆனா, உடலும் இந்த மாரி மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஆனா, அதுக்கப்புறம் இப்ப குறைஞ்சு பழைய மாதிரிக்கே ஆயிட்டேன். ஆனா, இப்ப வந்து, இந்த அம்மா அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சோனே, நமக்கே ஒரு வித்தியாசம் ஆயிருச்சு. மத்தவங்க தான் நம்மள அம்மா அம்மான்னு கூட்டுட்டுருந்தாங்க. இப்ப பார்த்தா, பெத்த பிள்ளையே வந்து அம்மான்னு கூப்ட்னோனா அது ஒரு வித்தியாசமா இருக்கு. அது செய்ற சேட்டைகள். குறும்பு இதெல்லாம் பார்க்கறப்ப நம்மளுக்கு வந்து அபூர்வமா இருக்கு. எதாவது ஒரு ந ஒரு வித்தியாசமாவும் இருக்குல்ல அதுங்கள பார்கறப்பயும்.
அதான். <chuckles> அதான், அதான். இத்தூன்டு கையி, அது இவ்ளூண்டு தான் இருக்கும். அத தூக்கறனால ஆனா வந்து தூக்குறதுக்கே ரொம்ப பயந்துட்டே இருப்பேங்க. எங்கேயாவது கீழ அமித்திற போறோம். வலிக்குமோ! அப்படிங்கிற மாதிரி. அ, இதுக்கு முன்னாடியிலாம் கூட குழந்தைங்க எங்க அண்ணா குழந்தை, எங்க அக்காங்க குழந்தைங்கலாம் தூக்கியிருக்கேன் நானு. ஆனா என் குழந்தைய தூக்கும்போது தாங்க எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து வலிக்குமோ நம்ம தூக்குறது, அமுத்திருவோமோ அப்படிங்கிற மாரி ஒரு பயம் இருந்தது. <chuckles>
ம் ம். ம். ம். <chuckles> ம். அது அப்படிதாங்க. நான் தெரியாம கீழயே போட்டேங்க டமான்ட்டு தூக்கிட்டு இருக்கப்ப. ஆமாங்க. எனக்கு அது தூக்கவே தெரியலையா? எங்க வீட்லயும் யாரும் இல்லல்ல கடைக்கி போய்ட்டாங்க. அதுவே அழுகுது அழுகுது அந்த அழுகுது. எனக்கு சமாதானமும் படுத்த தெரில. எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி டப்பக்கனு வெச்சேன் கொஞ்சம் அ 5 நிமிஷம் விட்டுட்டு போனேன். அதுக்குள்ள இப்டி பண்றியா? நீனு திட்டிட்டே வந்தாங்க அப்புறம். அதான் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு.
பகவானே. அவ்ளோதானங்க விழுந்துச்சி.
ஆ, ரொம்ப அவன் சும்மாவே கத்துற ஆள் தாங்க. அதனால அப்படிதான். இப்ப கூட இப்ப கூட வந்து
<chuckles> அவளுக்கு பயமா இருந்துச்சா? இல்லையா? கீழ விழுந்தோன்ன.
ஆமாங்க. பயமா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. சமாதானப்படுத்த கூட எனக்கு தெரியவும் மாட்டிகிது. ஏன்னா வந்து எனக்கு இந்த திருமணத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த குழந்தையே வந்து புடிக்காம இருக்குங்க. ஏன்னா வந்து. கணவர் மனைவியும் இருப்போம். அது இடையூற வந்துருங்களோ அப்டி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பொறந்ததுக்குப்புறம் வந்து. அச்சச்சோ! இது நம்பளோட உயிரே! நம்ப 2 பேரால வந்த உயிரு. அதுக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப குழந்தைன்னு எவ்ளோ சந்தோஷம் இருக்குன்னு அப்பதாங்க உணர்ந்தேன் நானு.
ஆஹ. பரவாலங்க அந்த உலகமே வித்தியாசமானதுங்க. ஏன்னா இந்த அழுகும்போது, அவங்களுக்கு பசி தீர்க்கும்போதா இருக்கட்டும். அவங்கள குளிக்க வச்சு பொட்டுலாம் போட்டு அந்த பவுடர்லாம் போட்டு போய் தூங்க வெக்கும்போது நெறைய தாலாட்லாம் நான் தான் பாடுவேங்க. நீங்கலாம் பாடுவீங்களா?
ஆமா. ம்ஹ்ம். பரவால்லயே. நான்லாம் பாட மாட்டேங்க எனக்கு வராது. <chuckles>
ம். நான்லாம் நெறைய படிச்சு கத்துக்கிட்டேன். அப்பலாம் இப்ப இது மாசமா இருந்தோம்ல அப்பயே. நெறைய கத்துக்கிட்டேன்.
ஆ. ம். பரவால்ல. அப்ப ஃப்ரீ பிளானிங்கா தான் இருந்திருக்கீங்கங்க.